இல்ல, யா சாப்பாடு கொஞ்சம் இருக்கு. அது பிரச்சனை இல்ல. தண்ணி, அது தான் முக்கியமான விஷயம். தண்ணி பார்த்தீங்கன்னா, இவங்க அவ்வளோவா எடுத்துக்கல. <tsk> எப்பவும் பண்றது தானே. 4 பேருத்துக்குன்ட்டு, ரொம்ப கேசுவலா உங்க பாட்டிலும் பெருசா ஃபில்லப் பண்ணாம ஒரு பிளாண்ட் ஆன ஒரு 4 மணி நேரம். ஆனா என்ன பிரச்சனைன்னா அந்த அளவு தொடர்ந்து டிராவல் பண்றப்ப தண் தண்ணியோட அளவு சரியா இருக்கும். <tsk> ஆனா நீங்க அங்கேயே தங்கிட்டீங்க அப்படிங்கிறப்ப? அதே மாதிரி ஒரு நாளைக்கு தான் அவங்க ஒரு நாள் டிராவலுக்கு தான் தண்ணி எடுத்துட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் அந்தக் கதையில சொல்லியிருப்பாங்க. என்ன ஆயிருன்னு பாத்தீங்கன்னா மாட்டிக்குவாங்க. ஒரு நைட் கடந்துரும். தண்ணி முக்காவாசி முடிஞ்சிரும். ஒரு நைட்லேயே. எல்லாருக்கும் பயங்கர, ஏன்னா பாலைவனத்திலேயே தொடர்ந்து இருக்கிறப்ப, ஒரு மாதிரி வேர்த்துக்கொண்டே இருக்கும் ஒடம்புல. என்ன பண்றதுன்னு தெரியாது. சாப்பிட்ற உணவு குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தண்ணி
ஆ. அ. ஆ. ஆ. ஆ. ஆ. சரி, சரி. ஆ. ம். ம். ம். ம். ம். ம். இல்ல, இப்போ அந்த இரவு வந்து அவங்க அந்த வண்டிக்குள்ளயே அதே இடத்துல தங்குறாங்களா? இல்ல நகர்ந்து வந்து வராங்களா வண்டிய தள்ளிக்கிட்டு?
இல்ல அவங்க டெண்ட் எல்லாம் போடல. அந்த வண்டிக்குள்ளேயே இருக்குறாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட நடுவுல மாட்டுன ஒரு எலி மாரி தான். அந்தப் பக்கம் போக முடியாது. இங்கிட்டும் போக முடியாது. ஜீப் விட்டு வெளிய போக முடியாது. அ, இ இந்தத் தகவல்லாம் எதுவும் அனுப்ப முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்காங்க. முதல் நாள் இரவு ஒருத்தருக்கு ரொம்ப முடியல. அ தண்ணி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பாட்டில்ல கொஞ்சம் அந்த மாரி தான் இருக்கு. அவருக்கு ஒரு மாரி இந்த டிஹைட்ரேஷனால உயிரிழப்பு ஏற்பட்றது பத்தி நாம வந்து கதைகள்ல எங்கேயாவது கே <tsk> இதுல பாத்துருப்போம். ஆனா அது அந்த வளைகுடா நாடுகளில் இருக்கிறப்ப, அந்த வெ பாலைவனத்துல இருக்கப்ப கதாசிரியர் ரொம்ப தெளிவா எழுதியிருப்பாரு ஒவ்வொரு சீனுமே பாடி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில என்ன பண்றது சொல்ல தெரியாம, அடுத்த நாள் காலைல எல்லாம் கொஞ்சம் தண்ணி குடிச்சு மேனேஜ் பண்ணிருவாங்க. அடுத்த நாள் கலைல 2 பேருக்கு ரொம்ப உடல்நிலை முடியாம போறப்ப, என்ன பண்றதுன்னு தெரியாது. அவங்க கண்ணு முன்னாடியே அந்த 2 பேர் இறந்துருவாங்க.
ஆ. ஆ. சரி. அப்புறம் என்ன ஆச்சு? ஆ. ஆ. ஆ. ஆ. ஆ. சரி. ஆ. ஆ. ஆ. ஆ. ஆ. சரி, சரி, சரி. ஓ, ஓ. ம், ம். ம். ம். ம்.

ஆ. சரி, சரி. இந்த, இந்த பெண்மணியோட கணவர் இப்ப உயிரோட இருக்காரா? இறந்துட்டாரா?
ஃபர்ஸ்டு 2 பேர் இறப்பாங்க. உயிரோடதான் இருக்காரு. அவரு இன்னும் உயிரோட இருக்காரு. அவரு உயிரோடு இருக்கிறப்ப அவர்கூட இருக்கிற இன்னொருத்தரு சொல்றாரு, "இந்த இது வர்ற மாதிரி தெரியல." எது இந்த, அம் ஹெல்ப் வரக்கு இன்னும் டைம் ஆகும். நாம அது முடிய உயிரோட இருந்தாகணும். அப்பிடின்னு சொல்லிட்டு அவுங்களுக்கு வேர்க்குது. அந்த வேர்வைய வந்து சேர்க்க முடியுமா? இறந்து போனவரோட உடம்புல இருக்கு துணியில இருக்கு. அதுல இருந்து ஏதாவது வேர்வை வருமான்னு அத புழிஞ்சு அதக் குடிக்க முயற்சி பண்றாங்க, உம்
ஆ. ம். ம். ம். ம். ம். ம். ம், <sniffs> ம், ம். எவ்ளோ ஒரு அருவருப்பா இருக்கு நீங்கச் சொல்லும்போதே எனக்கு.
அது அருவருப்பா இருக்கு. ஆனா, அந்த இடத்துல தண்ணீ இல்ல அப்பிடிங்கறனால அவுங்களுக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த இதுல 3 வதா இருக்க இந்தக் கதைய சொல்ல இது யோசிக்கிற அந்த <tsk> இதோட கணவர் இருக்கார்ல. அவருக்கு வந்து ஏற்கனவே கொஞ்சம் உடல்நலக் கோளாறுகள் எல்லாம் இருக்கும். அதுக்குத் தகுந்தாப்ல டேப்லெட் வச்சிருப்பாரு. அதெல்லாம் போடுவாரு. ஆனா, தண்ணீ இல்லாதனால அது கொஞ்சம், கொஞ்சமா அவரோட ப்ளட் பிரச்சர் அதெல்லாம் கொஞ்சம் ஏற ஆரம்பிக்கும். அந்த டைம்லாம் கூட இருக்கிறவலு சொல்லுவாரு, ஆ வேற வழி இல்ல. நீங்கத் தப்பா நினைச்சுக்கலேன்னா இந்தமாரி பண்ணலாம். நாம யூரின் எடுத்துக் குடிப்போம்
ஆ. ஆ, ஆ. ஆ. ஆ. ஆ. ம். ம். ம். ம், ம். ம்். ம். ம். <sucks teeth> நினைச்சேன் நானும் இந்த மாதிரி அடுத்த நிலைம அதானேன்னு <laughs>
ஆமா. சிறுநீர எடுத்துக் குடிப்போம். இது கிட்டத்தட்ட மத்தியானம் ஆயிரும். வெயில் அம்பது, அம்பத்தஞ்சு டிகிரிய தாண்டும். அவுங்க வர்றக்கு இன்னும் சாய்ந்தரம் தான் அவுங்க வர்றது. ஏன்னா இந்நேரம் நியூஸ் போயிருக்கும். ஆனா, அவுங்க வர்றது ஹெலிகாப்டர்ல தான் வருவாங்க. வந்து காப்பாத்துறதுக்கு. அவுங்க ஜீப்ல வரமாட்டாங்க. வந்தா அதுனால நீங்க நம்பிக்கையோட இருங்க. அப்பிடின்னு உத்தேவம் குடுத்துக்கிட்டே இருப்பாரு. வேற வழி இல்லாம கடைசில அவுங்க அவுங்களோட யூரினையே புடிச்சு 2 பேரும் குடிப்பாங்க அந்த இதுல. குடிச்சு அப்பிடியே ஒரு 3:00 மணி ஆயிரும். 3:00, 4:00 மணி ஆயிரும். இதுக்கு நடுவுல என்ன ஆகும்னா யூரின் குடிச்சதுக்கு அப்புறம் அந்தக் கணவர் கதாநாயகியோட அந்தக் கணவர் இருக்காரு இல்லயா! அவருக்கு அவரு நினைவு தப்பிரும். அவருக்கு நினைவு தப்பிரும். அவர் ஒருமாரி மயக்கமாயிரும். இந்த ஒருத்தர் மட்டும் இன்னும் தெளிவாவே இருப்பார். ஆல்ரெடி 2 ஐ இருந்தப்ப எ 2 பேர் இருந் இருந்தாங்கள்ல. அவுங்க இறந்து இருப்பாங்க. அந்த பாடி இருக்கும். இந்த எல்லாத்தையுமே அந்தக் கதாசிரியர் ரொம்ப தெளிவா தத்ரூபமா காமிச்சு
ஆ. ம். ம், ம். ம், ம். சரி, சரி. ம். ம். ம், ம்ஹ்ம். ம். ம். ம், ம்ஹ்ம். ம், ம். ம். ம். ம், ம். ம், ம். சரி. அப்புறம் என்ன முடிவுங்கிறத சொல்லுங்க <laughs> என்னால இவ்வளவு நேரம் காத்திருக்க முடியல <chuckles> <inhales> ஆ.
<laughs> அதுல, அதுதான் முடிவு தான். ரொம்ப முக்கியமான விஷயம். என்னைய ரொம்ப பாதிச்ச விஷயம். அந்தக் கடைசியில பார்த்தீங்க அப்பிடின்னா அந்த 4 வது நபர் வந்ட்டு தான் உயிரோட இருப்பாரு. இந்தக் கணவர் இறந்துருவாரு. இந்தக் கதாநாயகியோட கணவர் இறந்துருவாரு. அவர் இறந்த ஒரு 1/2 நேரத்துல இவருக்கும் கொஞ்சம், கொஞ்சமா நினைவு தப்பிறப்ப ம மெல்லிதா ஒரு சத்தம் கேட்கும். அவரு அந்த டீப்போட இதைத் திரைச்சேலைய தூக்கிட்டு தூவிப் பார்த்த தூரத்தில ஒரு ஹெலிகாப்டர் வந்துக்கிட்டு இருக்கும். ஹெலிகாப்டர் வந்துகிட்டு இருக்கு அப்பிடின்னு சொல்லிச் சொல்றப்ப, வந்துருச்சு. எந்திரிங்க. எந்திரிங்கன்னு. இவரு இறந்தது கூடத் தெரியாத அளவுக்கு எல்லாரையும் எழுப்புவாரு. வந்துருச்சு. நாம தப்பிச்சிட்டோம். தப்பிச்சிட்டோம் அப்பிடின்னு சொல்றப்ப, ஹெலிகாப்டர் வந்து லேண்ட் ஆகும். இவரும் மயங்கி விழுந்துருவாரு. அந்த 4 பேர் போனதுல இவரு ஒருத்தர் மட்டும் தான் வந்து உயிரோட வருவாரு. அவரு உயிரோட வந்து அவரோட பாடிய கொண்டு வந்து உங்க ஒய்ப்க்கிட்ட குடுத்துட்டு அந்த ஒய்ப்க்கிட்ட என்ன நடந்துச்சு, எதால அவுங்க கணவர் இறந்தார் அப்பிடின்னு சொல்லிச் சொல்லுவாங்க.
ம். ம். ம். ம். அச்சச்சோ. ஆ. ம். ம். அப்பா! ஆ, ஆ. ம், ம், ம், ம், ம். ம். அப்பா! ம். ம், ம்.

ஓ, ரொம்ப அபூர்வமான விஷயமா இருக்கு, நான் இப்ப வந்து நீங்க உங்க தண்ணீக்கு பதிலா பயன்படுத்தின விஷயத்த சொன்னீங்களே! இது வந்து, இதுவரைக்கும் நான் கேள்விப்படாத ஒரு விஷயத்த நீங்க வந்து பகிர்ந்துகிட்
ஏன்னா ஆமா, அது ஒரு <tsk> அது கொஞ்சம் தண்ணீ, என்னா ஒரு 1 லிட்டர். நாம எவ்ளோ தண்ணீய தூக்கி கீழே ஊத்துறோம், <tsk> என்னா இது பண்றோம். நான் இது ஏன் ய என்னைய பாதிச்சதுன்னா, இப்ப எங்க வீட்டு
ம். ம், ம். அதாவது, இதவிட வந்து, ஒரு தண்ணீயோட முக்கியத்துவத்த சொல்றதுக்கு, வேற கதையே இல்லைன்னுதான் சொல்லணும்! <chuckles>
இல்ல, இல்ல. சொல்லப்போனா, அது ரொம்ப பாதிச்சது. 2வது அதை நான் கண்கூடாவும் பாத்தேன். <tsk> இப்ப எங்க வீட்டுல வந்து இது கிடையாது. அ நல்ல தண்ணீயும் கிடையாது. நாங்க வாடக வீட்ல இருந்தோம். குடிக்கிறக்கு தண்ணீ கெடையாது. எங்க வீட்டுக்கும், பின்னாடி இருந்த வீட்டுக்கும் நடுவுல ஒரு 6'ல மதில் சுவர் இருக்கும். ஆக்ச்சுவலா. இது இது இது கதையோட தாக்கம் ஒண்ணு. இன்னைக்கு சொல்றப்ப, கிட்டத்தட்ட இத படிச்சு நான் 28 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இல்ல ஒரு 24 வருஷம் ஆச்சு. ரொம்ப குட்டிப்பையனா இருக்கப்ப புடிச்சது இது. எ ஏன் இது எனக்குத் தாக்கன்னா? எங்க அம்மாக்கு வந்து இடுப்பு வலி இன்னைக்கு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னான்னா, சின்ன வயசுல வந்து நாங்களும் சின்னக் கொழந்தைங்க. எங்க அப்பா பெரிதா ஹெல்ப் பண்ண மாட்டாரு. ஏன்னா அவருக்கு வேலை இருக்கு. அது இதுன்னு போயிருவாரு. அப்பக் காலைல ஒரு 10 குடம் தண்ணீ பெரிய குடத்த, அவுங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அந்த மதில் சுவர் வந்து 6'க்கு ஆறு அடி இருக்கும். அதுல அந்தப் பின்னாடி வீட்டுல புடிச்சு அதுல வப்பாங்க. இந்தப் பக்கம் நான் கொஞ்சம் வளந்ததுக்கப்புறம் நான் போய் ஹெல்ப் பண்ணேன். தூக்கி எறக்கறக்கு. ஆனா மத்தபடி பாத்தீங்கன்னா, அவுங்க தான் எறக்கி, எறக்கி, எறக்கி, எறக்கி வைப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நல்ல தண்ணீ நாங்க ஒரு வழியா கனெக்சன் வாங்குனோம். ஹவுஸ் ஓனர்ட்ட சொல்லி. ஆனா அது பாத்தீங்கன்னா, மிட் நைட்ல வரும். நடுராத்திரி வரும். நடுராத்திரி அது ஒரு பின்னாடி
அ,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 சரி, சரி. ம். ஒ! ஆ, சரி, சரி. ஆஹ். ஒண்ணு நீங்க வந்து இந்த மாரி தூக்கணும், இல்லனா, கண் முழிச்சு புடிக்கிற அந்த நெலைம தான்.
ஆமா. கண் முழிச்சு பிடிச்சு ஒரு 10, 15 குடம் வைக்கணும். சில சமயம் இன்னும் கொஞ்சம் கொடூரமான விஷயம் என்னான்னா கெடைக்காது. தண்ணீ <tsk> இதுலயும் வராது.
ஆஹ். நீங்க ஆ இப்போ ஆ நீங்க இப்போ இந்தத் தண்ணீ சொன்னீங்கல்ல, இந்தத் தண்ணீ வந்து இவ்ளோ பிரச்சன! கெடைக்கல, அப்படிங்கறது! இந்தத் தண்ணீ வந்து, குடிக்கிற தண்ணீ மட்டுந்தானா? இல்லைன்னா நீங்க வந்து பு புழக்கத்துக்கு உள்ள தண்ணீ எல்லாம்
ஆ, ஆமா. இல்ல. புழக்கத்திற்கு வந்து, எங்க கிட்ட வந்து உப்பு தண்ணீ இருந்தது. அதனால எங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. பட் குடிக்கிறதுக்கு உப்பு தண்ணீக்கும், பிரச்சனையா இருந்திருந்தா, எங்க நெலம பாலைவன கத மாரி தான் ஆயிருக்கும். "என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லி தெரியாது. ஆனா இந்தக் குடிதண்ணீர்ங்கறதே 5 பேர் வீட்டுல என் கூடப் பிறந்தது. 2 தங்கச்சிக, நானு. 5 பேர் வீட்டுல. எல்லாருக்கும் குடிக்கனும்ங்கிறப்ப அப்ப அது வந்து என்ன சொல்றது? ஒரு தேவை இருந்துகிட்டே தானே இருக்கும்? என்ன ஆயிருமா
ஆ. ஓ! ம். ஆ. ம். ம். ம். ஓ! குடிக்கிறதுக்கு, சமையலுக்கும் சேத்து சொல்றீங்க நீங்க.
ஆமா சமையலுக்கும் சேத்து. <tsk> இப்ப அந்த கதையில வந்து அந்தக் கொழந்தைய அவுங்க அம்மா அடிக்கறாங்க. இதே விஷயம் எங்க வீட்டுல எப்படி ஆகும்ன்னா? அந்தத் தண்ணீ இப்போ தீரப் போது. கடைசி 2 குடத்துக்கு வந்துருச்சுன்னா. எங்க அம்மா ஒரு மாரி டென்ஷனா ஒரு மாரி பதட்டம் ஆயிருவாங்க. தண்ணீ வர்ல, தண்ணீ வர்ல. தண்ணி வர்ல எங்க அப்பாட்ட போயி, "பக்கத்து வீட்டுல எப்ப தண்ணீ வரும்னு கேளுங்க, கார்பரேசன்ல வந்து எப்ப தண்ணீ வரும்னு கேட்டு வாங்க!" அப்டின்னு சொல்லி எங்க அப்பாவ அனுப்புறது. அங்க தண்ணீ
ம். ம். ம், ம். ம். ஆ, ஆ, ஓ! புரியுது, புரியுது. ம். அதாவது ஒரு ஒரு மனிதனோட மன உளைச்சலுக்கு, தண்ணீ வந்து ஒரு காலத்துல ரொம்ப பெரிய காரணமா இருந்திருக்கு. அதாவது, இதே வந்து, இந்த தண்ணீ கெடச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவுங்களோட அ க ஆற்றல்லாம் வேற எதுக்காவது பயன்பட்டுருக்கும். <tsk> நல்ல விஷயங்களுக்கு, அதாவது ஒரு வேலை
ஆமா, ஆமா. நிச்சயமா, நிச்சயமா, ஏன்னா எங்க அம்மா கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட எனக்குத் தெரிஞ்சு ஒரு 7, 8 வருஷம் அப்படித்தான் இருந்தது.
ஆ.